ஓகே. உங்களுக்கு, இப்போ தனிக்க இடம் என்றால், நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அது அது இருக் அது குடுக்கறதுனால உங்களுக்கு உங்களோட குடும்பத்தில, உங்களோட வீட்ல எதாவது பாதிக்கும்னு நெனைக்கிறீங்களா? இல்ல, அது குடுக்கறதுனால, உங்களுக்கு அது நல்லதுன்னு நெனைக்கிறீங்களா? நீங்க என்ன நெனைக்கிறீங்க?
க கண்டிப்பா. தனித்து இடம் குடுக்குறது வந்து, ரொம்பவே அவசியம். இப் இப்போ உள்ள காலகட்டத்தில வந்து, எல்லாருக்குமே ப்ரைவேசிங்கிறது ரொம்ப, ரொம்ப அவசியம். இப்போ ஒரு கூட்டு குடும்பமாவே இருந்தாலும், அவங்க, அவங்க தனி, தனி ரூம்ல அவவுங்களுக்கு இஷ்டப்பட்டத செஞ்சுக்கிட்டு, அந்த மாரி இருக்கறதான் இப்ப எல்லாருமே வந்து விரும்புறாங்க. அதுனால, கண்டிப்பா வந்து தனிக்க இடம் அவசியம்.
ம். ஆமா.